ஆ. நான் கண்டிப்பா கண்டிப்பா கேட்டுருக்கேன். இது எனக்கு மனசுல நீங்காத பாடல். "100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும், பொண்ணும் தான் பேருவெளங்க சிந்து பாடணும். சோலைவனத் இங்க வாழணும். <laughs> ஒண்ணுக்கொண்ணு" அது ரொம்ப நல்லாருக்கும். அந்த பாடல் வரிகளாவோ, இல்லாட்டி, அங்க, அந்த கதாநாயகனாகவோ எனக்கு அந்த பாடல் ரொம்ப, ரொம்ப பிடிக்கும், அந்த பாடல்.
ஆ. என்னது அது? இங்க வாழணும். ஆ. ம். அர்த்தம். அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குங்க. "புருஷன் பொண்டாட்டி பொருத்தந்தான் வேணும். பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தான் தோணும்" ஆ. ஆ புருஷன்
கண்டிப்பா. ஆமா. வருத்தந்தான் கூடும். அமைச்சா, அது போல கல்யாணம் பண்ணு. இல்ல, நீ பாடு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும். <laughs>
ஆ. "உசிலம் ஆ உசில மணியாட்டம் அ உடம்புத்தான் பாரு. ஓங்கி அணைச்சாக்கா தாங்காது பாரம். <chuckles> ஓமக்குச்சி போல" ம்.
உடம்பைத்தாம் பாரு. "உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு, தெருவில் அசைந்தாடும் திருவாரூர் தேரு." அவரோட உடல வந்து ஒரு கிண்டல் அடிச்சிட்டு, "ஓம குச்சி போல பிடிச்சாரு தாரம்." அப்பிடீன்னா, அவரோட வைஃப் ரொம்ப ரொம்ப ஒல்லி. "தாவி அணைச்சாதான் தாங்காது பாரம்" அப்பிடீங்கிற மாரி ரொம்ப நல்லா "இவரு 7 அடி. நடக்கும் ஏணியடி. <chuckles> நிலவ நின்னுகிட்டே தொட்டுடுவார், பாரு." <laughs> ரொம்ப நகைச்சுவை கலந்த அழகான பாடல். ஆமா.
அ. அ. ஆ. ஆ. ஆ, ம். உண்மையில ம். மனைவி குள்ளமணி மனைவி குள்ளமணி, உயரம் 3 அடி.
"உயரம் 3 அடி. 2ம் சேரு இணைஞ்சிருந்தா, கேலி பண்ணும் ஊரு," அப்போ, அ ஊர் வந்து கேலி பண்ணுது, அதையும் நீ பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு பொருத்தமில்லாமல்லா இருக்கக்கூடாது ஆ, சொல்லுங்க.
இது ஆ, எனக்கு